அச்சோ! அச்சோ! ரென்ட் உண்மையா அது தாங்க நடக்குது இங்கெல்லாம் பாக்க.
ஆமா, அது ஒரு பைத்தியக்காரத்தனமா நீங்க கொஞ்சங்கூட யோசிக்கிறது இல்லயாடா? ரூ. 1,00,00,000 அப்டினா, நீ மாசம் 35,000 இஎம்ஐ வந்து கட்டணும். ஒரு வேல இல்ல, நீ வேல இல்ல, உடம்பு சரியில்லாம ஒரு மாசம் படுத்து அந்த மாசம் சம்பளம் வல்ல அப்டினாலே, தெருவுக்கு போய்ருவீங்களே! அந்த 35,000க்கு நீ ஆபீஸ் பக்கத்துல நல்ல ஒன் பீஹெச்கே எடுத்தா ஒரு டூ பீஹெச்கே எடுத்தா
ம்ஹ்ம். ஆமா. ம். ஆமா. ஆமா. கண்டிப்பா. <laughs> சி வியூ இல்லங்க, நம்ம 1 மாசம் கட்லேனா அவுங்களே தூக்கிட்டு போயி சீல போட்டு விட்டுருவாங்க. அப்புறம் வீடே அதுதான் அப்டின்ற மாரி மாறிடும். அந்த மாரி தான்.
<laughs> இல்ல, அது சீல போட்டு உட்ருவாங்க. உன்னொரு விஷயம் என்னனா, அந்த சிபில் வந்து அடிவாங்கிரும். அதுக்கப்பறம் நீங்க லோன் அப்டி குளோஸ் ஆயிருச்சி அப்டினு வச்சுக்கோங்களே, இல்ல இந்த மாரி பஞ்சாயத்து ஆயிருச்சி அப்டினா, அதுக்கப்பறம் அது நமக்கு ஒரு 35 வயசுல நடக்குதுனு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த நாம 70 முடிய வாழ்றோனா, நம்மால பேங்க் வாசல்ல போயி நிக்கவே முடியாது.
ம் ஆமா. ஆமா. ஆமா. நாம்ம. நிக்க கூட முடியாது. ஒரு சின்ன எமர்ஜென்சிக்கு கூட நம்ம மெடிக்கல் லோன்க்கோ, இல்லன்னா ஒரு எஜிகேஷன் லோன் எதுக்கும் கூட நம்ம போயி அங்கு நிக்க முடியாது. பெர்சனல் லோன் எதுமே எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். ம்.
எதுமே எடுக்க முடியாது. அப்ப வந்து, அவ்ளோ கேவலமான சட்ட திட்டங்கள் தான் அவ்ளோ கேவலமா இருக்கு. நாமளும் அதுக்குள்ள போய் தலைய குடுத்துக்கணுமா? அப்டிங்கிறதா என்னுடைய கருத்து. ஆனா, இத சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீ பைத்தியக்காரன், உன்னால வாங்க முடியல, உனக்கு வந்து அந்த தகுதி இல்ல, அப்டிங்கிற மாரி நெறைய கருத்துக்கள் சொல்றாங்க. நான் பாத்த முடியும் ஓரளவு வையபிளான, ரிலையபிளான சிஸ்டம் என்னன்னு கேட்டீங்க அப்டின்னா. அ, ஒரு எடம் வேணும்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ, இல்ல வந்து ஓரளவு சென்சிபிளான ஒரு பிரைஸ் அப்டின்னு சொல்லிட்டு, முடிஞ்ச அளவு அதுவும் பெரிய நகரங்கள்ல எல்லாம் வாங்க முடியாதுங்க. எங்கேயாவது வந்து ஒரு சொந்த ஊர்லயே வந்து ஒரு விலை குறைவா, 1 சென்ட் 2,00,000 3,00,000 நம்மகிட்ட கொஞ்சம் உபரியான பணம் இருக்கு அப்டின்னா, அப்ப வந்து நாம அந்த எடத்த மட்டும் வாங்கி வைக்கலாம். அந்த எடத்துல வீடு கட்டுறது, இல்ல பிற்காலத்துல அத நாம என்ன பண்றது அப்டிங்கிற விஷயங்கள் வந்து காலப்போக்குல விட்டுட்டு, இன்னிக்கு நான் வந்து எப்பவுமே. இன்னிக்கு நான் வாழ்றேன், என் மனைவி இருக்காங்க, இல்ல எங்க அப்பா, அம்மா இருக்காங்கன்னா, இன்னிக்கு வெளிய போறோமா, ஒரு அக்கவுண்ட் பேலன்ஸ் பாக்காம கிரெடிட் கார்டுல போட்டா கூட அடுத்த மாசம் கட்ட முடியுமா? இன்றைய வாழ்வியல், இன்னிக்கு வாழணும். நாம ரொம்ப வந்து எதிர்காலத்துக்கு சேத்தி வக்கிறதுங்கிறத விட ஆனா, எதிர்காலத்துக்காக கடன் உருவாக்கிக்குறதுங்கிறது ரொம்ப தவறான விஷயம். அதனால இது யோசிச்சு முடிவெடுக்கிறது எப்பவுமே சிறந்தது. ம்.
கண்டிப்பா. ஆமா. ஆமா. <laughs> ஆனா, இப்டி பேசுறேன்ற மாரி சொல்லுவாங்க. ம். ஆ. ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஆமா. ஆமா. கண்டிப்பா. ம். கண்டிப்பா. ஆமாமா. தவறான, கண்டிப்பா. கண்டிப்பா. கண்டிப்பா. நீங்க ரொம்பவே அழகா சொன்னீங்கனு தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு வீடு வாங்குறது. இது வந்து நம்மளுக்கு, நம்மளுக்குள்ள வந்தா தான் அது கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி, நம்ளும் வாங்கணும்னு நெனச்சோம்னா நம்ம வந்து சும்மால்லாம் போயிவாங்க முடியாது. ஆ, அதுக்கப்பறம் இந்த வாடகை வீட்ல இருக்கறது ரொம்பவே நல்ல விஷயம் அப்டின்ற மாரி. அதாவது, வாடகை வீட்ல இருந்தா நமக்கு ஏத்தா மாரி எப்டிவேணா மாறிட்டு, அதுக்கு ஏத்தா மாரி நம்ம சம் நம்ம சம்பளத்துக்கு ஏத்தா மாரி, நம்ம ஒரு ஒரு படி கூட மேலே ஏறி போயிகிட்டு நம்ளுக்கு பிடிச்ச மாரி இருந்துகலாம். ஆனா, வீடு, சொந்த வீடு வாங்கணும் நெனச்சி நம்ம பெரிய ஒரு, கடன்ல போயி விழக்கூடாதுன்றத நீங்க ரொம்பவே அழகா, தெளிவா புரியிற மாரி எனக்கு சொன்னீங்க. அது எனக்குமே ரொம்ப தெளிவா ஆயிடுச்சி அப்டின்ற மாரி தான் சொல்லலாம். நான் ஒரு மனக்குழப்பத்துல இருந்தது வீடு வாங்குறத வச்சி, நான் கொஞ்சம் தெளிவாயிட்டாலும், இப்ப நீங்க சொன்னத வச்சி நான் இன்னமும் தெளிவாயிகிட்டேன், அப்டின்ற மாரிதான் சொல்லலாம். உங்கள்ட்ட பேசுனது ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சிங்க. நன்றி.
ஆமா.